சரிங்க, ஆமாமா. நானும் பார்த்திருக்கேன் நீங்க சொல்ற அந்த ஒரு விளையாட்டு ஜாமான். ஏன்னா, நானும் 90களில் பிறந்தவன் தான். ஒ அதனால எனக்கும் அது.
அ ஆ, அத் தான். ஆமா, அதுனால வந்து, அது இன்னுமும், இ கெடைக்குது. இப்ப கூட போனான்னு வச்சுக்கோங்களேன் கடையில போய் 2 வாட்டி புசுக் புசுக் புசுக். 2 வாட்டி அமுக்கி விட்டுட்டு நான் ஓடி வந்துருவேனே தவிர, அத வாங்குறதுக்கு மனசு வர்றது கெடையாது. ஏன், அப்டின்னா, அது கீழ விழுந்தா உடைஞ்சு போயிடும். அப்பா சொன்ன மாரிதான். அது கீழ விழுந்தா உடைஞ்சு போயிடும். அது தண்ணி எல்லாம் கீழ கொட்டிடுச்சுன்னா அது எந்த ஒரு யூஸும் கிடையாது. குப்பையா தான் ஆகும். நான் பொருள் வாங்குறதுல தான் நான், இப்பதான், எங்க அப்பா கிட்ட இருந்து தான் அந்த விஷயங்கள் கத்துக்கிட்டேன். ஒரு பொருள் வாங்கணும்னா, அது 10,000 வாட்டி யோசிக்கணும் அப்டிங்கிற ஒரு விஷயத்த எங்க அப்பா கிட்ட கத்துக்கிட்டேன்.
சரிங்க. <chuckles> ஐயோ! <chuckles> ஒ, சரிங்க. கண்டிப்பா. ரொம்ப, அதாவது ரொம்ப ஆழமான கருத்துங்க இது. இன்னைக்கு, அதாவது இன்னைக்கு நம்ம வாழ்வாதாரத்துல வந்து, அ, அன்றாட சம்பளத்த வாங்கி சேமிப்புன்றது ஒண்ணு காணாமையே போச்சு. என்ன பொறுத்தவர அது ரொம்ப, க ரொம்ப கடினமான ஒண்ணு. <tsk> அதாவது நம்ம, நம்ம இணையதளத்துல எவ்ளோ தூரம் அதிகமா செலவிடறோமோ, அந்த சேவை சேமிப்புன்றது ஒண்ணு காணாம போயிருச்சு. எத பார்த்தாலும் சேமிப்பே வந்து இணையதளத்துல ரொம்ப பரவனா கூட, அதையும் நம்மளால முழுமையா யூகிக்க முடியல.
ஆமாங்க, ரொம்ப சரியா சொன்னீங்க. கண்டிப் முழுமையா செய்றதுல, அந்த, ச அது நீங்க விளம்பரத்துலல்லாம் பார்த்தீங்கன்னா, கார்ட வந்து ஸ்வைப் பண்ணாம, டேப் பண்ணி செலவு பண்றதுக்கான வழிய சொல்லி தராங்க. ஆனா, சேமிக்கிறதுக்கான வழிய எங்கேயாச்சும் சொல்லி தராங்களா? நெறைய இப்ப ஆட் எல்லாம் பாருங்களேன் இததான் செய்றாங்க.
கண்ட கண்டிப்பா, கண்டிப்பா. அ, நீங்க ரொம்ப அழகா, ரொம்ப அழகா ஒண்ணு சொன்னீங்கங்க. அதாவது நம்ம ஊர்லையாவது டேப்ங்க. அதாவது நாங்க வந்து நான் வெளிநாடுகள் பயணிக்கிறப்பலாம் அங்கெல்லாம் வந்து எப்டின்னா, கடைக்குள்ள போறோம் பாத்தீங்களா Wallmartன்னு ஒண்ணு சொல்லுவாங்க. நம்ம ஊர்ல எப்டி அ, அதாவது இந்த டிமார்ட் அந்த மாதிரி. அது மாரி Wallmartன்னு சொல்லுவாங்க. அங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கடைக்கு உள்ள போறப்போ, ஆர்எஃப் ஐடின்னு ஒண்ணு சொல்லுவாங்கங்க. அது வந்து, நம்ம பர்ஸ்க்குள்ளயே இருந்தாலும் உள்ள போறப்ப அது டிடெக்ட் பண்ணிரும். வெளிய வரப்ப பாத்தீங்கன்னா, நம்ம ஒண்ணுமே செய்யத் தேவயில்லைங்க. நம்மளோட கார் நம்ம ஷாப்பிங் பண்ணி வச்சிருக்கோம் பாத்தீங்களா, அத தள்ளிட்டு போனாலே ஆட்டோமேட்டிக்கா பணத்த எடுத்துருவாங்க. கரெக்டா. சோ அது ரொம்ப இதாயிருச்சு.
ஆமா. ஆமாங்க. ஆ. சரி. சரி. ம். ஓ! ஆமா. ஓ! அப்டியா? அந்த அளவுக்கு டெவலப் ஆயிடுச்சு. இன்னும் இன்னும் இந்தியாக்குள்ள வரல. இந்தியாக்குள்ள வந்துச்சுன்னா த தலையில துண்ட போட்டுட்டு தான் எல்லா கணவர்களும் உட்கார்ந்து இருக்கணும்.
<chuckles> கண்டிப்பா. அதாவது இன்னைக்கு சமுதாயத்துல வந்து விருப்பங்கள விருப்பங்களையும் தாண்டி தேவைகளுக்கு தான் முக்கியத்துவம் அப்டின்றது உங்க வாழ்க்கையில நடந்த சின்ன, சின்ன விஷயத்துல இன்னைக்கு நீங்க பேசுறதுலயே ரொம்ப அழகா இந்த கருத்த பதிவு பண்ணீங்கங்க. உங்க கூட பேசினமைக்கு ரொம்ப நன்றிங்க. ரொம்ப அழகா பேசினீங்க. நன்றி.
மிக்க நன்றி.

சரிங்க.
அதுவும் வந்து, அதுவும் தேவைப்பட்றதா இல்லையா! அப்படின்னு ஒரு தடவைக்கு 100 தடவை வந்து என்ன பண்ணுவேன் யோசனையில இருப்பேன். ஏ கணவர் கூட கிண்டல் பண்ணுவாரு.
ரொம்ப சரியா சொன்னீங்க. சரிங்க.
என்னடி! புடிச்சிருந்தா வாங்கிக்க வேண்டியதானே. அத உட்டுட்டு சும்மா அதையே பாத்துக்குட்டே இருக்குற ஆர்டர் தான் போடன் அப்படிம்பாரு. இல்ல, இல்ல இப்ப வேணாம். அப்படி சொல்லிட்டு வச்சிருவேன்.
கண்டிப்பா, கண்டிப்பா. புரியுது. கண்டிப்பா. கண்டிப்பா. ஓகே. இப்போ நீங்க அழகா ரொம்ப அழகா ஒரு விஷயத்த நீங்கச் சொன்னீங்க. இது யோசிக்கக்கூடியதுதான். இன்னைக்கு சூழ்நிலைகள்ல எல்லாமே இன்னைக்கு இணையதள வியாபாரத்துல தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஏன்னா நம்ம வந்து ஒ என்னோ நான் படிக்கிறப்போ வந்து இந்த மாரி Amazon, Flipkart எல்லாமே ரொம்ப ரொம்ப ரேர்ரா நம்ம எதாவது ஒண்ண வந்து வாங்குவோம். ஆனா, இப்ப வந்து கண்டிப்பா. ஆ, சரியா சொன்னீங்கங்க. ஆனா, இப்ப வந்து பாத்தீங்கன்னா மல்லிகஜாமான் கூட, மல்லிகஜாமான் என்ன காய்கறிகள் கூட இன்ஸ்டன்ட்டா ஆ வ அதாவது ஒரு சி சில பெரிய நகரங்கள்ல 10 நிமிஷத்துல நாங்க வந்து உங்க வீட்டிலயே நாங்க தந்துடோன்ற கண்டிப்பா. சோ இதெல்லாம் நீங்கப் பாக்கும்போது, இத இந்த மாரி ஆன்லைன் அதாவது, இணையதள வியாபாரம் வந்து தேவைகளையும் தாண்டி விருப்பங்களா மாத்தி விற்பனை ஆளர்களையும் சரி, அ அத வாங்குற ஒரு கன்சுயுமர்களையும் சரி, தன்னோட தேவைகளையும் தாண்டி அவங்கள வந்து அ விருப்பங்களுக்கு உ உ வாங்க வைக்கிறாங்களாம். கண்டிப்பா,
ஆமாங்க. அப்படி வாங்குறவங்கள கூட ஆச்சரியமா நம்ம பார்ப்போம். ஆமா. அந்த பிக் பஜார் அந்த மேரில்லாம் இருக்கு. ஆமா அந்த மேரிலா இருக்கு. வாங்க வாங்க வைக்க திணிக்கிறாங்க. அவங்க வாங்க வைக்கிறதுக்கு திணிக்கறாங்க. சும்மா இருக்க மாட்டாங்க. இப்ப என்ன செய்யறாங்க அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா, முன்னாடிலாம் என்ன ஏன் இவ்ளோ செலவு ஆகல அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா, நாம என்ன பண்ணுவோம். நமக்கு இங்க என்ன கடைக்குக் கெளம்பி போறதுக்கு கொஞ்சம் சோம்பேறித்தனமா இருக்கும். என்ன அதுக்கப் அதுக்கப்புறம் மேல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம கணவர வேற கூப்பிடுறோம்னு வச்சுக்கோங்க. அவருக்கு டைம் கிடைக்கணும். அந்த டையத்துல, என்ன இதெல்லாமே நமக்கு இருக்குபட்சத்துல நம்ம என்ன பண்ணுவோம். கடைல போய் பொருள் வாங்குவோம். அப்ப இது வந்து அப்படின்னு இந்த ஆன்லைன் இது வந்து அப்படி கிடையாது. நாம உக்கார எடத்துல என்ன டிசைன் வேணும்? என்ன கலர் வேணும்? அப்படிங்கறத என்ன பண்ணிட்டா போதும். ஆர்டர் நம்ம பாத்துட்டு ஆர்டர் போட்டா போதும். நமக்கு வெளியில கெளம்பி போகணும்னு கூட ஒரு தேவையே கெடையாது. அந்தச் சோம்பேறித்தனத்த அவங்க இன்னும் நல்லா வளர்த்து உட்றாங்க.
கண்டிப்பா, கண்டிப்பா. கண்டிப்பா. கண்டிப்பா. சரிங்க. கண்டிப்பா, கண்டிப்பா. கண்டிப்பா. கண்டிப்பா, கண்டிப்பா. சரியா சொன்னீங்க. கண்டிப்பா. கண்டிப்பா. கண்டிப்பா. கண்டிப்பா.